இன்னொரு வேலைக்கு மாறிட்டு, இவங்களோட நேரம் பகிரும்போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அதும், இவங்களோட விளையாடிக்கிட்டு, பேசிக்கிட்டு, அ சிட் சாட் பண்ணிட்டுலாம் இருக்கும்போது வந்து, என்ன மீறியே அந்த கலைப்பு வந்து போயிடுது.
ம். மன அழுத்தம்ல்லாம் போய்டுதா உங்களுக்கு? புரியுது, புரியுதுங்க.
இவ் நான் சொன்னேன் பாருங்க. இவர் வந்து வண்டி எடுத்துட்டு போவாரு அப்டி அதாவது எங்க வீட்டுக்கார் மட்டும் தான் அவங்கள வந்து கூட்டிட்டு தூங்க வைக்க போவாங்க. நான்லாம் என்ன பண்றது? ஏன் அந்த நேரத்துல நம்ம வீட்ல உட்காந்து ஏதோ ஒரு தொலைபேசி நோண்றதோ, இல்ல ஏதோ ஒரு வேலை பாத்துட்டு, நம்பளும் போவோம்னு சொல்லி, நானும் பின்னாடி ஏறி உட்காந்து போயிடுவேன்.
ம். ம். <chuckles> அப்போ அவங்களுக்கு மட்டும் இல்ல. உங்களுக்கும் சேத்துதான் ஒரு ரிப்ரெஷ்மென்ட் ஒரு ரைட்ன்னு நினைக்கிறேன். அ.
அப்போ ஆமா. <laughs> நாங்க போறப்போ வழி எல்லாம், யா அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அ இ நிறையா பேசுவோம். நல்லா வாய்விட்டு சிரிச்சு, அந்த இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த பொலியூஷன்லாம் இல்லாம நல்லா காத்து கொஞ்சம் சுத்தமா இருக்கும்.
ம். ஆமாங்க, இயற்கையான காற்றா இருக்கும். ஆமா.
அப்பறம் ஜில்லுன்னு இருக்கும். அப்டியே மனசே அப்டியே லேசா இருக்கற மாதிரி இருக்கும்.
ம். ரொ ரொம்ப
எத பத்தியுமே வந்து யோசிக்க மாட்டேன்.
நிச்சயமாங்க. நிச்சயமா. ஏனா, அந்த அனுபவிச்சா தான் அந்த இது தெரியும்னு சொல்வாங்க. நீங்க நல்லா அனுபவிச்சி அத சொல்லும் போதே எனக்கு என்னால உணர முடியுது.
அண்ட் அன்னிக்கு ஃப் ஆமா, கண்டிப்பா. எப்போ நான் இந்த மாதிரி நேரத்த அவங்களுக்கு செலவு பண்ணனோ, அப்பத்துலருந்து என் குழந்தையும் வந்து நல்லா சந்தோஷமா இருக்கா அப்டின்னு தோணுது. என் குடும்பமும் சரியா இருக்கு. நிறைய பேசி வேலைகளையுமே நாங்க வந்து பகிர்ந்துப்போம்.

கண்டிப்பா. அங்க போய் வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்த பத்திப் பாத்து, சிரிச்சு, பேசி அதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த நேரத்த செலவு பண்ணிட்டு, இப்போ சில நேரங்கள்ல ஒரு உறவு பார்த்துருக்கீங்கன்னா, ரொம்ப எப்போ இணக்கமாகும் அப்பிடின்னா, கண்டிப்பா காஸ்ஸிப் பேசும்பொழுது. அதாவது எப்பயுமே வந்து அ மத்த விஷயம் நாங்க வந்து காஸ்ஸிப் பேசும்போது வந்து, நான் பொதுவா எனக்கு வந்து பேசுற பழக்கம் இருக்காது. அது எங்க வீட்டுக்காருகிட்ட மட்டும் தான். வேற யார்க்கிட்டயும் வந்து நான் பேச மாட்டேன். என்கிட்ட ஒருத்தவுங்க வந்து இந்தமாரி சொன்னாங்க அப்பிடின்னா, இவுங்க இப்பிடி சொன்னாங்க எதுக்காக?
தொடருங்க. ம். ம். நிச்சயமா. <laughs> பரவால்ல, நீங்களாச்சும் உண்மைய ஒத்துக்கிட்டீங்களே!
<laughs> உன் <laughs> அதாவது தப்பான விஷயத்த வந்து நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒருத்தங் <laughs> ஒருத்தவுங்க எங்கிட்ட ஏதோ 1 சொல்லியிருப்பாங்க. "ஏங்க! இவுங்க இப்பிடி சொன்னாங்க, அ இன்னொருத்தவங்களையும் இப்பிடி சொன்னாங்க. இதில எது உண்மையா இருக்கும்?" அப்பிடின்ற மாதிரி பேசுவோம். அப்ப எங்கள மீறியே வந்து ஒரு சிரிப்பு வரும். அவரு என்ன வந்து கிண்டல் பண்ணுவாரு. ஏன் குழந்தையும் நடுவுல பாதி தான் புரிஞ்சுருக்கும். அப்ப அவ வந்து கிண்டல் பண்ணுவா! ஆமா <laughs>
நிறைய பேரு ஒத்துக்க மாட்டாங்க. <laughs> இல்லல்ல, புரியுது, புரியுதுங்க. புரியுது, புரியுது. <chuckles> சிலது நிச்சயமா, நிச்சயமா. அவுங்களும் சேர்ந்து திரிப்பாங்கள்ல <laughs> அப்போ ஒரு மகிழ்ச்சியான தருணமா அது உருவாகிடும் அது, அருமைங்க அது, நல்லதுதான் அது.
ஆமா. கண்டிப்பா. இன்னொன்னு இருக்கு. என் குழந்தை என்னன்னா, அவ சின்ன குழந்தை. அவ ஒரு 3 வயசு. படுத்து தூங்குனா, தூங்க மாட்டா! சின்ன வயசில இருந்தே நீங்க யா
ம். எப்பிடிங்க அது? அதான் 3 வயசுக்கு குடுத்துக்க முடியாதுங்க. நம்ம கய தா தோல்ல போட்டோ! இல்ல கால்ல போட்டோ! தாலாட்ற மாரி இருக்கும்.